அந்த யாராவது பசங்கட்ட குடுத்துடுவாங்கமா. இல்லனா சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க. அப் சரி காலேஜ்க்கும் அதுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டேன். அ, இந்தமாரி ரொம்ப தூர தான் மா. இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரணும் தெரியுமா? அப்படீன்ட்டு. சில நேரம் நான் தான்மா வாங்கி கொடுப்பேன், அப்படீன்னு. சரி அப்ப சொ நான் வாங்கி கொடுக்கறேனே, இந்த பசங்க கிட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி காசு கொடு. நானே வந்து மொத்த இது பண்ணி, நானே அங்கேயே கொண்டுவந்து கொடுத்துடுறேன், கூட ஒரு வண்டி எடுத்து வந்து கூட அப்டீன்ட்டு. அ, என்ன சொல்ற? அப்டினேன். நிஜமா தான் அந்த வேலையை நான் பார்க்குறேன். ம், அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அங்கேருந்து இருந்து எடுக்குறதுக்கும், அதுக்கே நிறைய காசு செலவு பண்றாய்ங்களாம். அ, அப்பதான் நினைச்சேன். சரி, ஓகே. உன்னோட காலேஜ் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கடை நான் வாடகைக்கு எடுக்குறேன். எடுத்துட்டு ஜெராக்ஸ் மிஷின் ஒண்ணு போட்ருவோம்.
சரி. ம். ம். ஓ! ம். ம்.
ஆ, நீங்க என்னென்ன திங்க்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்ங்கறத, மொதல்ல லிஸ்ட் போட்டு எனக்கு எழுதிக் கொடுங்க.
ம்.
நான் அந்த திங்க்ஸ ஃபுல்லா, மொத்தமா ஒரு ஹோல்சேல்ஸ் கடையில வாங்கிட்டு, வந்து அந்தக் கடையில வச்சிர்றேன்.
சரிங்க..
நீங்க இங்க அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆ, நானு உங்களுக்கு வந்து, எனக்கும் ஒரு பொழப்பா போயிரும் அப்படின்னு சொன்னேன் கடைசில பாத்தீங்கன்னா, நெஜமாவே இது வொர்க்அவுட் ஆகுமா? அப்படின்னு. என்னம்மா, பண்ணி பாப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி சொல்லிட்டு ஆ, எங்க வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க. இது சரியா வருமா? அப்படின்ட்டு.
ம்.. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பாங்க. எல்லாருமே ஒரு புது தொழில் ஆரம்பிக்கும்போது, எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரத்தானே செய்யும். ம்.
ஆமாமா, கண்டிப்பா. அந்த முதல் போடணும். வாடக, அந்தக் கடைக்கு ஒத் இதுக்கு கொடுக்கணும். அது என்ன? வ அட்வான்ஸ் கொடுக்கணும். அ, வாடகை மாசமா, ஓடுனாலும் ஓடலைனாலும் நாம மாசத்துக்கு, நாம வாடகை போட்டே ஆகணும். அ கரண்ட் பில். இது எல்லாம் வந்து, இல்ல எங்க வீட்டுல எல்லாருமே யோசிச்சாங்க. அ நான் அப்ப சொன்னேன். நான் வந்து ரெ 2 ஐடியா வச்சிருக்கேன், புது ஐடியா. ஒண்ணு, அந்த மாரி பண்ணுவேன். அது சரியா ஓடுச்சுன்னா ஓகே. இல்ல, காலேஜ் பசங்கலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். நல்ல வெரைட்டி, வெரைட்டியா நான் வந்து தோசையோ, இல்ல பலகாரமோ, எதையோ ஒண்ணு பண்ணி நான் ஓட்டிருவேன். ஆனா முன் வச்ச கால பின்னத் தள்ளமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. உனக்கு நம்பிக்கை இருந்தா, நீ பண்ணு அப்படீன்ட்டு. அதே மாரி என்ன பண்ணேன்னா, <swallows> ஒரு ஒரு கடையைப் புடிச்சேன். கடைய புடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆமா அ, ஒ நம்பிக்கையோட நாங்க திறந்துட்டோம். கடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அ அப்புறம் இந்த லிஸ்ட்டெலாம் கொடுத்த பொருள் எல்லாமே இருந்தது. அப்ப என் பையன் போயி சொன்னானா, <chuckles> என்ன, நோட்டீஸ் ஒட்ட வேண்டியதுதில்ல, என் பையன் தான் நோட்டீஸ் ஓட்டுற மாரி எல்லாமே. அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு, எல்லாத்துக்கும் இங்க இருக்குதுனு நீ தான் போய் சொல்ற! அப்படீன்ட்டு, இப்ப நம்ம அட்வெர்டைசெமென்ட் பண் பண்ணுவோம்ல, எல்லாத்துக்கும் இப்ப ஒரு நோட்டீஸ்லாம் கொண்டு போய்க் குடுத்து இந்த மாதிரிப்பா, ஒரு திண்டு பேப்பர்ல குடுத்து இந்த மாரி அந்த இடத்துல ஓப்பன் பண்ணீருக்கோம். ஆமா, அதுக்கு என் பையனே வந்து சொல்லிட்டான். இந்த மாரி ஒரு இடத்துல வெச்சுருக்கோம்டா அப்டீன்னு. பாத்தீங்கன்னா, அவ்ளோ பேரும் பாத்தீங்கன்னா, இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ம்.. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். ம். ம்.. ம். ம். ம். சூப்பர்ங்க. ம். சரிங்க. ம், சரிங்க. ம். சூப்பர்ங்க. ம். ஆமா. ம். ம். சரிங்க. ம்.